ஆமா. அது. இன்னும் என்னன்னா, இப்ப அவுங்க பழைய வீட்டுல இருந்தாங்கன்னா, ஒரு சில பேருக்கு வந்து இந்த விலங்குகள் வளர்ப்பாங்க இல்ல. அது அ அந்தத் தோட்டம் வளர்ப்பது இதுல எல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கும். அது வந்து அவுங்களுக்கு ரொம்ப மன நிம்மதி தர்றமாரி இருக்கும். <sniffs> இது
ம். ஆமா, ஆமா. கண்டிப்பா. ஆனா அது, அது வெளியூர் போனா, வெளி மாநிலம் போனா அவுங்களால அதெல்லாம் தொடர்ந்து செய்ய முடியாது இல்லயா! இந்தமாரி வேலைகள
ஆ. இப்ப இப்ப அவுங்க இருக்கிற வீட்ல இதெல்லாம் வளர்த்து அந்தச் செடி எல்லாம் வளர்த்து அது மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பாங்க. அது வந்து அதுக்காகவே வெளியூர்களுக்குப் போகாதவங்கள கூட நான் பாத்துருக்கேன். எனக்குத் தெரிஞ்சு <chuckles> என்னோட தோழிகள்லாம், இந்த மாதிரி வீட்டுலயே வந்து மாடித் தோட்டம்லாம் வளர்த்துட்டு இருக்காங்க. எப்பயாவது எங்ககூட வாங்க 2 நாள் 3 நாள்னா, இல்ல என் செடி எல்லாம் ரொம்ப வாடிரும் அப்பிடின்னு சொல்லிட்டு அவுங்க அது வந்தாங்கன்னா காலையில வந்து ஈவ்னிங் போறமாரி அப்பிடித்தான் வருவாங்க. சோ, அந்த மாரி
ஆ. ஆமா. ஓ! ம். ஓ! <laughs> கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா அதுவும் ஒரு உயிர் தான். அந்த ஒரு பாசம் அவுங்களுக்கு இருக்கு இல்லயா! ஆனா, அத வெளியூர் போனா அதெல்லாம் எடுத்துட்டு போறது ரொம்ப சிரமமா இருக்கும். ஒரு வீடு காலி பண்ணி ஒரு பக்கத்து தெருவுக்குப் போனா கூட அந்த தோ செடிகளையும் அந்த நாய்களையும் வளர்க்கிறத எடுத்துட்டு போறது ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கும் இல்லயா!
ஆமா. ம். ம். அப்போ வந்து இப்ப அவுங்க போய் புதுசா இருக்குற இடத்துல புதுசா இந்தத் தோட்டம் வளர்க்கறதுக்கு இடம் இருக்கோ! இல்லயோ! அது வந்து அ அப்பாற்பட்டது. ஆனா, நம்ம அல் ஏற்கனவே வளர்த்து வச்சிருக்கோம் இல்லயா! அந்தச் செடிகள் அது என்ன ஆச்சோ? ஏதாச்சோ! அதத் திரும்ப அந்த வீட்டுக்கு வர்றவங்க வந்து அத பராமரிக்கறாங்களா? அந்தமாரி ரொம்ப மன அழுத்தத்துக்கு வந்து அவுங்க உள்ளாகுறாங்க. இது வந்து. <chuckles> ஆமா. சொல்லுங்க சொல்லுங்க
ஆமா. ம், ம். ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா கண்டிப்பா நீங்க நீங்க சொல்ற எல்லாமே ஒரு நல்ல விஷயமா தான் இருக்கு. ஆனா இதுல வந்து பெண்கள் இந்த மாரி நம்ம யோசிக்கிறோம். இதுல ஆண்களோட மனநிலைமை என்ன மாரி இருக்கும்? ஒரு வேலைக்கு புதுசா ஒரு இடத்துக்குப் போறாங்க. அப்ப அந்தப் பட்ஜெட்ல அவுங்க மனசு எப்பிடி இருக்கும்? ஒரு மனநிலைமை எந்த மாதிரி மாறும்?
ஆ. ம்ஹ்ம். ம். ம். இது இது வந்து ஒரு டிப்பிக்ல் ஆன கேள்வி தான். ஏ இப்ப வந்து பெண்கள விட ஆண்கள் வந்து மனதளவுல கொஞ்சம் ஒரு எ கடினமானவர்களு திடமானவர்கள் அப்பிடின்ற ஒரு இது இருக்கு. அவுங்க என்னன்னா ஜஸ்ட் லிவ் தெ மொமெண்ட் அப்பிடின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வாழக்கூடிய நிறைய ஆண்கள் இருக்காங்க. அவுங்களுக்கு வந்து, அது ஒரு அனுபவமா இருக்கும். பழைய இடம் ஒரு அனுபவம். இப்போ புதுசா நம்ம போறோம் அப்பிடின்னா, அங்க ஒரு அனுபவம் கிடைக்கும். அந்த இடத்துக்கு வந்து ஒரு ஒரு வ அதிகபட்சம் 1 வாரத்துக்குள்ள அவுங்க வந்து தன்ன அதுக்குள்ள வந்து உட்படுத்திக்கிட்டு, அதுக்கு ஏத்த மாதிரி வாழ பழகிருவாங்க. ஆனா. <chuckles> அ.
ம், ம். ஆமா. ம். கண்டிப்பா, <chuckles> கண்டிப்பா. ஓ! ஓ! கண்டிப்பா. அஹ. இது நிச்சியமா பார்த்தீங்கன்னா, இப்ப ஆண்கள் ஒரு இடத்துக்குப் ஒரு புது வேலைக்குச் சேர்றாங்க அப்பிடின்னாகூட, உடனே அங்க சிலர் நண்பர்களாக்கிக்குவாங்க. ஆனா பெண்கள் அந்த மாதிரி மாறிடுவாங்களா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வேலைக்குப் போம்போதே அவுங்களால அந்த இடத்துல மாற முடியாது. அவ்வளவு சீக்கிரத்தில. இதே வெளியூரு, வெளிமாநிலங்கள்னு போனா எப்பிடி இருக்கும் அந்த நிலைமை?
ம், ம். நிச்சயமா.

கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா, இந்த உணவுங்குறது வெளிமாநிலம் போனா நமக்கு கிடைக்காது அப்படிங்கற மாரி சொல்றீங்க. இந்த உணவுன்னு இதுனால நம்ம மனநிலை மாறுபடுமா?
ஆம். ம், ம். நிச்சயமா. <laughs> இதுல என்னன்னா நம்ம ஒ நல்லா சாப்ட்டோம் அப்படின்னா தான். நா து அந்த, ம் அ மனசு மூளை 2மே ஒரே மாதிரியான ஒரு நேர்க்கோட்டுல வந்து வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஒரு புடிக்காத சமையல வந்து என்னைகாவது ஒரு நாள் எதேர்ச்சையா சாப்பிட்டுட்டு விட்டுறலாம், பிரச்சன கெடையாது. அதுவே வாழ்க்கையா மாறணும். இன்னும் நம்ம இங்க இருந்து வேற எடத்துக்கு வந்து அ அந்த பணிமாற்றம், இடமாற்றம் வந்து போற வரைக்கும் இது தான் நமக்கு அப்படின்னு சொல்லி அது எத்தன நாள் ஆகும்னு அவங்களுக்கும் தெரியாது இல்லையா? அ, என்னது, ஐ 5 வருடங்கள் ஆகலாம். இல்ல 3 வருடங்கள் ஆகலாம். 10 வருடங்கள் கூட ஆகலாம். அதுவரைக்கும் இதவே புடிக்காததையே எப்படி சாப்ட்டுட்டு இருக்கது. ஆனா ஒரு கட்டத்துல அவங்க அதுக்கும் பழகிட ஆரம்பிச்சுருவாங்க. இருந்தாலும் வேற வழி இல்லையே, அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஆனா அங்க இருந்துட்டு அந்த பழைய இடத்துக்கோ, தங்களுடைய சொந்த ஊருக்கோ வந்து அ தங்களுக்குப் புடிச்ச அந்த உணவ சாப்புடும்போது அவங்களுக்கு கெடைக்கிற, அது வந்து ஆ சொர்க்கம்! அப்படின்னு அந்த அளவுக்கு அவங்க அத ஃபீல் பண்ணுவாங்க. ஆமா நாக்குலாம் செத்துப்போச்சு அப்படி சொல்லுவாங்கள்ல.
ம். ஆமா. நி நிச்சயமா, நிச்சயமா. <chuckles> கண்டிப்பா. ம், ம். ம். <chuckles> அ அது உயிரே உயிர் போய் உயிர் வந்தது சொல்ற மாரி ஒரு பெரிய சொர்க்கத்து சொர்க்கத்துக்கு வந்த மாரியே ஒரு ஒரு ஃபீலிங் வந்துரும் இல்லையா அவுங்களுக்கு. அதான் இது பெரியவங்க வந்து நம்ம ஏதோ ஒரு உணவா அட்ஜஸ்ட் பண்ணியோ எப்படியோ சாப்பிட்ருவோம். அந்தக் கொழந்தைங்க அத ஏத்துக்குறாங்களா? இல்ல அவுங்க இல்ல எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்காது அப்படின்னு மாரி முரடு பிடிப்பாங்களா? அவங்க மனநில ஒரு பள்ளிக்கு போனா அவங்களுக்கு அந்தப் பாஷையும் தெரியாது. அப்படிப்பட்ட மனநிலைல அந்தக் கொழந்தைங்க என்ன செய்வாங்க?
ம், ம். நிச்சயமா. ம். ம். ம்ஹ்ம். ம். ம்.